ஆமா. அ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா வந்து, ஆ நாங்க வந்துட்டு அ அ சென்னை தான் வந்துட்டு எங்களுடைய பேஸா இருந்தது. நாங்க வந்துட்டு நாகர்கோயில் அந்த மாதிரி திருநெல்வேலி இந்த மாதிரி சவுத் சைட் வந்துட்டு போகும்போது அவங்களுடைய தமிழே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக வந்துட்டு இருக்கும். ஆ அங்க போன அ அ இனிஷியல் பீரியட்ல வந்துட்டு அவங்களோட தமிழே கொஞ்சம் புரிஞ்சு அதுக்கு நம்ம திரும்ப பதில் அளிக்கறதுகே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆச்சு. சோ, அந்த தமிழ புரிந்து கொள்ளவே வந்துட்டு 1 வாரம் ஆனது. ஆனா, வரும்.
ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ. அவங்களுடைய பேச்சு வழக்கு வந்து வித்தியாசமா இருக்கும், சென்னையையும் விட அது வித்தியாசமான ஒரு பேச்சு வழக்கு. அதுபோல நெறைய ஓ பொருள்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்துற அந்த வார்த்தைகளே இருக்காது. அது புதுசா வேற ஏதாவது பொ வார்த்தைகள்லருந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அப்டின்னா என்னன்னே நமக்கு தெரியாது இல்லையா?
ஆ ஆமாமாமா. ஆ அவங்க
அந்த மாரி ஏதாது அனுபவம் இருக்கா? ஏதாது பொருள் வாங்க போயிட்டு <chuckles> ஆ சொல்லுங்க.
ஆமா. ஆமா, கண்டிப்பா. அங்க வந்துட்டு அவங்க சின்ன புள்ளைங்களலா எல்லாருமே வந்து மக்கா மக்கான்னு தான் வந்துட்டு கூப்புடுவாங்க. அது வந்து ஒரு மலையாள கலந்த ஒரு தமிழா வந்துட்டு இருக்கும். அவங்க வந்து நான் ஒரு கடைக்கு போனேன். "என்ன மக்கா வேணும்" அப்டின்ட்டு வந்துட்டு கேட்டாங்க. எனக்கு வந்து அது எப்டி புரிஞ்சுச்சுன்னா, என்னது மக்கா அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு புரிஞ்சு. என்னது எதுக்கு நம்மளப் பார்த்து விம் ஆமா, ஆமா. அந்த சின்ன வயசுங்குறதுனால எனக்கு அப்போ பெருசா புரியல. எதுக்கு நம்மள வந்து மக்குன்னு திட்டுறாங்க. ஏனா, வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து <tsk> ஏதாச்சு புரியல. சொன்னது செய்யலன்னா, மக்கு பொண்ணு அந்த மாரி அ திட்டும்போது அங்க வந்து என்ன மக்கா வேணுன்னு இவங்க எதுக்குடா நம்மள மக்குன்னு திட்டுறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு தோன்ன நேரங்களும் வந்துட்டு உண்டு. அதுக்கு அப்புறமா தான் போக போக பாத்தாக்க எல்லாருமே வீட்ல இருக்கவங்க பக்கத்து வீட்டாங்க எல்லோருமே வந்துட்டு மக்கா, மக்கான்னு வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறமா தான் என்னோட பெற்றோர்ட்ட நான் கேட்டும்போது அவங்க வந்து அத மகளே, மகனே அப்டிங்ககிறது தான் அவங்க வந்து மக்கா மக்கான்னு வந்துட்டு சொல்றாங்க அப்டின்னு சொல்வாங்க.
ம்ஹ்ம். ஒ! <laughs> ஓ! மக்குன்னு நெனைச்சிட்டீங்களா? <laughs> ஓஹோ! ம்ஹ்ம். <laughs> ஆஹ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! <laughs> ஆ அது வந்து உங்கள வந்து திட்டுற மாதிரியான ஒரு வார்த்தை இல்ல நம்மள காயப்படுத்துற மாரியான ஒரு வார்த்தை அப்டின்னு நீங்க நெனைச்சிட்டு இருந்துருக்கீங்க இல்லையா? ஆ இப்போ உடையில பார்த்தோம் அப்டின்னா, ம், இங்க சென்னைன்னு நீங்க சொன்னீங்க, அப்ப இங்க வந்து ரொம்ப நாகரீகமான ஒரு உடையில நீங்க அணியிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பட் இந்த மாரி சவுத் சைட் போம்போது கொஞ்சம் கிராமங்கள் அந்த மாரி இடங்களுக்கு போம்போது அதே மாதிரியான ஸ்டைல் உங்களால அது அங்க ஃபாலோ ஃபாலோ பண்ண முடிஞ்சுதுங்க.
அத அ. ஆமா. ஆமா, ஆமா. ம்.